ஆமா, நிச்சயமா. அப்புறம் நாங்க அந்த காலத்தில, கல்லூரி காலத்தில வந்து நாங்க எங்க போய் நைட்டு ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிடுவோமோ, நண்பர்களோட, அங்க போய் சாப்ட்டோம். அந்த கடை இன்னும் அப்டியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க சொன்னோம், "இங்க இங்க வந்து ஒரு 18 வருஷம் ஆச்சு அண்ணா" அப்டின்னு சொல்ட்டு சொன்னோம். அப்டிங்களா? நல்லாருக்கீங்களா? எங்க இருக்கீங்கன்னு, அவரு, கடைக்காரு அவரு விசாரிச்சாரு நாங்களும் விசாரிச்சோம். அது நல்லா சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் "காலேஜு கல்லூரி பக்கம், விடுதி பக்கம் போகாம, வேற ஏதோ பக்கம் போலாம்" அப்டின்னு சொல்ட்டு நாங்க கேட்டு, கடைக்காரர்ட்ட கேட்டோம். "வேற இங்க எங்க போலாம்?" எ அப்டின்னு சொல்ட்டு கேட்டோம். "இந்த மாரி இந்த இடத்துக்கு போங்க. கொஞ்சம் தொலைவா தான் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ஆனா, போயிட்டு வரலாம். நல்லாருக்கும்" அப்டின்னு சொல்லி அவரு சொன்னாரு, போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து கி மறுபடியும் வீட்ல இது நம்ம ஊர் பக்கம் கிளம்புறதுக்கு முன்னாடி, <clicks tongue> பஸ் ஸ்டாண்ல இன்னொரு கடை இருக்கு. நாங்க எப்பவுமே வந்து அங்க, லஞ்ச் அங்க தான் சாப்பிடுவோம். ரூ. 10 தான் லஞ்ச்சு அன்லிமிட்டட் மீல்ஸு <laughs> அந்த காலத்தில.
ம். பரவாயில்லையே, <chuckles> ஆ. ஆ. ஆ. ம். ம். ஆ. ஆ. அ. பரவால்ல. ம் ம், அது நல்லா சாப்பிடு. அ.
கடையெல்லாம் இல்ல. அந்த கடை இருந்த எடத்தில ஒரு ஜூஸ் கடை இருந்துன்ச்சு. அ ஒரு ஜூஸ் சாப்ட்டுட்டு, அ பொறுமையா நடந்து போயி, பஸ் ஸ்டாண்ட்ல நான் பஸ் ஏறிட்டேன். அவன் வந்து, அவனும் வந்து அங்கருந்து கெளம்பிட்டான். <tsk> அந்த மாரி, அன்றைய நாள் வந்து ரொம்ப அழகா முடிஞ்சுருச்சு.
ம். அவருக்கு அ அவருக்கு வயதாயிருக்கும் இல்லையா, அந்த வட காரருக்கு 18 வருடம் கழிச்சு அவர பாக்கும்போது? அ.
இல்ல. அந்த 18 வருடம் கழிச்சு, அந்த அவர நான் சந்திக்க முடியல, என்னால. ஏன்னா, நாங்க சந்திச்சது எங்கன்னா, எங்க கல்லூரி வளாகத்தில ஒரு சின்ன 2 பெட்டி கடை இருந்துச்சு. அவுங்க என்ன விப்பாங்கன்னா, அந்த சிகரெட் விப்பாங்க. பாக்கு, சின்ன சின்ன முட்டாயி, அப்புறம் வாழைப்பழத்த வச்சு ஜூஸ் போட்டு குடுப்பாங்க. அந்த மாரி, சர்பத் போட்டு குடுப்பாங்க. அந்த மாரி கடைக்காரர் அவரு. அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. நாங்க போய் சொன்னோம். ஞாபகம் இருக்குதுங்களா? நாங்க இங்க தான் படிச்சோம். நீங்களும் உங்க அண்ணனும் இங்க தான் கடை வச்சிருந்தீங்க. இப்பவும் வச்சுட்டு இருக்கீங்க. எப்டி இருக்கீங்க? அப்டிலாம் கேட்டோம். "நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சந்தோஷம்ப்பா, நல்லா இருக்கேன்" அப்டின்னு சொல்ட்டு அவரும் சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டாரு. ஆனா என்ன வருத்தம்ன்னா, அந்த கடை அப்ப எப்டி இருந்துச்சோ, அதே மாரியே இருக்கு. அவரோட வாழ்க்கையில, பொருளாதார ரீதியா அந்த அளவுக்கு முன்னேற்றமே இல்லைங்கிறது, கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா, அந்த சந்தோஷத்துக்கு மதிப்பே இல்ல இல்லையா? ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்புறம் அப்டியே நாங்க கெளம்பி வந்துட்டோம். அதான் எங்களால பண்ண முடிஞ்ச்சு.
ஆ, ம். ம். ஓ. ஆ. ஒ. ஆ. ஓ ச ஆ <chuckles> ம். ஆ. சரிங்க. ம். முன்னேற்றம் ம் சரிங்க. கண்டிப்பாங்க. <chuckles> கண்டிப்பா. ஆம், உண்மையாவே சிறப்பா இருந்தது. அதாவது, உங்களுடைய நண்பருக்கு வந்து எப்பலாம் மனசோர்வு வரையில, அந்த பள்ளி காலத்தில சரி, அ நீங்க வெளிய கூட்டிட்டு போறது. அதுக்கப்புறம் அ கல்லூரி காலங்கள்ல சரி, அதுக்கேத்த மாதிரி வந்து ஒவ்வொரு, அந்த பேருந்து நிலையத்தை வரையும் கூட்டிட்டு போயி, சாப்பிட வைக்கிறது, அப்புறம் அ விடுதியில இருக்கையில நீங்க வந்து <chuckles> அவருக்கு செஞ்சு குடுக்குறது. இதான் வந்து உண்மையாவே, அருமையா இருந்துச்சு. இத கேக்கயில, சந்தோஷமாவும் இருந்துச்சு. அ உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அ ரொம்ப நன்றிங்க.
கண்டிப்

ஆமா. அதனால வெளிய போயிட்டு நம்ம ஆஃப் பாயில் சாப்பிடுறது வா! வீட்டுக்கு வா! வீட்டுக்கு இருந்துட்டு போலாம் அப்பிடின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் அப்பிடியே பேசிட்டு இருப்போம். அப்பிடியே பொறுமையா நானு, நான் போய் எதாவது செஞ்சு கொடுக்குறேன்னா வேணாம் வேணான்னுவான். அப்பிடியே நானும் பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து என்ன பண்ணுவேன் சமையல் அறையில போயிட்டு அ செஞ்சி இந்தா சாப்பிடு! அப்பிடின்னு கொடுப்பேன். ஆ அப்பறம் சாப்பிட்டு நல்லா இருக்கேடா! எப்பிடி போட்ற அப்பிடின்னு சொல்லிட்டு கேட்பான். அது வந்து இந்தமாரி இப்பிடி பண்ணணும், அப்பிடி பண்ணணுன்னு சொல்லுவேன். நல்லா இருக்கே! சரி, ஓகே. இப்ப நானும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். நான் ஒவ்வொரு டைம் செய்றப்போ, இந்த அ இந்த கரு வந்து உடையாம வரவே வராது. நீ நல்லா செய்றியே! அப்பிடின்னு சொல்ட்டு, இது பண்ணுவோம். அப்பிடியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து, மறந்து போகும். அது 1 அப்புறம் வந்து, அதுக்கு அப்புறம் அ என்ன பண்ணுவோன்னா, வந்து இன்னும், இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னா வந்து <laughs> நம்ம நண்பர்களுக்குரிய பாணி என்னன்னா, ஒரு மது பாட்டில் நாங்க வாங்குவோம் <laughs> அ இப்ப மது பாட்டில் வாங்கிட்டு நாங்க பக்கத்தில பரோட்டா கடையில நல்லா கொத்து பரோட்டா அந்த மாதிரி வாங்கிப்போம். எங்களுக்கு 2 பேத்துக்கும் பிடிச்ச உணவு கொத்து பரோட்டா. ஃபுல்லா வாங்கிட்டு ஆமா. அ அதோட நாங்க என்ன பண்ணுவோம், சிப்ஸ வந்து பக்கத்து கடையில வாங்கிப்போம். வாங்கிட்டு நல்லா ச குடிச்சிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துருவோம் நாங்க. எங்கேயும் வெளிய போ மாட்டோம்.
ம். ம். <chuckles> ஆ ஆ. ஆ, சிறப்புங்க. ம். ம். ஆ, ஆ. அந்தமாரி யோசிக்கிறீங்களா! ஆ ஓ! அந்த ம். அமைதியா இருந்துக்கிறது நல்லதுன்னு இருந்துர்றது அ இதே இது வந்து அப்ப ஆ அது சரியானதுங்க. இது வந்து நீங்க வந்து அந்த உங்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடி இப்பிடி நீங்க வந்து செஞ்சிங்க. அதே திருமணத்துக்கு பிறகுங்கம்போது, இப்ப வந்து அதெல்லாம் சிரமமான விஷயமா இருக்கும் இல்லயா! உங்க நண்பரோடு வெளியவே அ ம் அப்ப நீங்க அத வந்து எப்பிடி நீங்க வெளிய அ வேற எதாவது இந்த ஹோட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட்றது அந்தமாரி செய்வீங்களா?
ஆமா. ஆமா. ஆயிர ரூபா ரூ. 2,000 போட்டு செலவு பண்ணாம சொல்லுங்க. முன்னாடி, ஆமாங்க. நிச்சயமாங்க.

எங்களுக்கு கட்டுப்பாடே கெடையாது. எங்களுக்கு முதல் 1 வாரம் மட்டும்தான் கட்டுப்பாடுன்னு சொல்லி, அ மூசி பூசி முழுகிட்டாங்க. இந்த மாரி நாங்க எல்லாம் கட்டுப்பாடோட வச்சுப்போம். 9 மணிக்கு மேலே நாங்க அலோ பண்ண மாட்டோம். சும்மா. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா கேட்டு எப்போவுமே தெறந்து தான் கெடக்கும். யாரு வேணா உள்ளே வருவாங்க, யாரு வேணா போய் ஹாஸ்டல்ல போய் சாப்பிடலாம். ஒண்ணும் கேட்க மாட்டாங்க யாரும்.
ஓ! ம். ஆ. <laughs> அ. அ, பரவாயில்லைங்க. ம்.
அந்த மாரி அது அரசு கல்லூரின்கிறதுனால அவ்வளவா வந்து கண்டிப்புல்லாம் கெடையாது எங்களுக்கு. ஆனா, பெண்கள் விடுதிக்கு எல்லாம் கண்டிப்பும் உண்டு. 6 மணிக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? என் என்னவா இருந்தாலும் 6 மணிக்கு உள்ள போயிரணும். அது அந்த கண்டிப்பு அவங்களுக்கு உண்டு. அந்த கட்டுப்பாடும் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா ஆண்கள விட பெண்களுக்கு கொஞ்சம் ஆபத்து ரா ஜாஸ்தி இல்லைங்களா? தனியா வெளியே போயிட்டாங்க வரலன்னா பாதுகாப்பு ரொம்ப இது. அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்டி நாங்க நடந்து போவோம். இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து நாங்க நடந்துதான் அங்கதான் கொஞ்சம் கடைகள் ஜாஸ்தி இருக்கும். அங்கே போகிறப்போ நிறைய கடைகள் பார்ப்போம். இந்த காளான் மசாலா மாதிரி சிலது விப்பான். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி முட்டை போண்டா போடுற சில கடைகள் இருக்கும். அப்புறம் சூப்பு கடை இருக்கும். நாங்க 3 சாப்பிடுவோம் நாங்க.
ஓ! ஆ புரியுதுங்க. ம். ம். ஓ ஆ சிறப்பான. ஆ. அ பாதுகாப்பா இருக்கணும்ல. ம். பெரிய விஷயம். ம். ஆமா. ஆ, ஆ. ஆ அந்த வண்டிகள்ல வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி கடைகள் தானே. ஆ.
ஆமா ஆமாங்க தள்ளு வண்டி கடையில் வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இதுவா தான் இருக்கும். ஒரு முட்டை போண்டா 1.50 இருக்கும் அந்த காலத்தில. ரொம்ப பழைய காலத்தில அந்த காலத்தில் நான் சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது.
ம்ம். ம். ம். ம். 20 வருஷமா ம்.
ஆமா. காளான் மசாலா ஒரு ரூ. 6 ரூ.7 அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது.
ம்.
சூப்க்கு ரூ. 4 அவ்வளவுதான். எல்லாமே எளிமையா தான் இருக்கும். 10 ரூபாய்க்குள்ளேயே எல்லாமே அடங்கிரும். 2 பேர் சாப்பிட்டீங்கன்னா நான் எவ்ளோ சாப்பிட்டாலும் ஒரு 100 ரூபா தாண்டாது. இது எல்லாத்தையும் எவ்வளோ சாப்பிட்டாலும் ரூ.100 தாண்டாது.
ஆ.

கண்டிப்பாங்க. அது ஒரு 3 விதமான காலகட்டம் இருக்கு. நமக்கு அந்த சாப்பாடு செய்றதுக்கு வாய்ப்பு இல்லாத கா கா காரண அ காலங்கள்ல வந்து என்ன பண்ணுவோனா, இப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்டீன்னா, மொதல்ல என்ன பண்ணுவோம்னா, சைக்கிள்ல போவோம். நாங்க, பள்ளியிலேருந்து வீட்டுக்கு போறப்போ. சைக்கிள்ல இருந்து எறங்கிருவோம் நடந்து போவோம். அப்டியே தள்ளிட்டு கொஞ்சம் பேசிட்டே போலாம். அவன் வந்து, அ கொஞ்சம் சில வருத்தங்கள வந்து பகிர்ந்துப்பான். கவலையா இருக்கிறத வந்து, நம்ம கவலைய நீக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணலான்னு சொல்ட்டு நம்ம அப்டியே பேசிக்கிட்டே போவோம். வழியில வந்து, ஒரு வட கட இருக்கும். எப்பவும் எங்களுக்கு அது தான் வந்து, ஒரு நல்ல ஸ்பாட். எங்களுக்கு சந்தமா சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் ச துக்கமா இருந்தாலும் சரி. அங்க நிறுத்தி நாங்க சாப்டுவோம். நல்லா. அது ஏனா, சுவை ஒண்ணு இருக்கு. 2 வது என்னென்னா, அந்த வடைல்லாம் சுட சுட போடுவாங்க. ஏனா, அந்த கட வந்து, அவ்ளோ பாப் பிரபலமான கட. அந்த கட.
ம். ம். சரி. ஆ. ஓ! ம். ம். சரிங்க. ஓ! ம். ம். ரொம்ப பிரபலமானது ம். அதாவது, அங்க நெறையா பேர் வந்து, அந்த பக்கம் போறவங்கள்லாம் அங்க தான் நின்னு வந்து சாப்டுவாங்க. நீங்களும் வந்து உங்க நண்பரோட, அந்த இது சைக்கிள்ல நடந்துகிட்டே போய் சாப்ட்டு வருவீங்க. ம்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா, நிச்சயமா. என்னன்னா, அந்த காலகட்டங்கள்ல வந்து நெறையா கடைலா இருக்காது. ஒரு 2, 3 கட தான் இருக்கும். ஒரு சந்து ஃபுல்லாவே ஒரு 1.5, 2 கிலோமீட்டருக்கு 2, 3 கட தான் இருக்கும். நகரம் தான், ஆனாலும் 2, 3 கட தான் இருக்கும். அதனால அந்த ஏரியால இருக்க மக்கள் எல்லாரும் வந்து அந்த 2, 3 கடைக்கு மட்டுமே வருவாங்க. 2, 3 கடைக்கு வந்தாலே கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த கடையில இருக்கனால அந்த வடைகள் வகைகளும் நெறையா கெடைக்கும். டீ, காஃபியும் கெடைக்குங்கிறதுனால, இப்போ எங்களுக்கு பள்ளி முடிஞ்சு நாங்க போறப்போ நெறையா பேர் போவோம். அந்த பக்கம். எங்களோட வகுப்பு, எங்களோட பெரிய வகுப்பு, அப்பறம் ஆசிரியர்கள். அப்பறம் அங்க இருக்குற பொதுமக்கள், வசிக்கிறவங்க எல்லாரும் போய் வாங்கி சாப்டுவோம். வாங்கி சாப்டுவோம், அப்புறம் சில பேர் வந்து, பார்சல் கொண்டு வீட்டுக்கு போவாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அவங்க சட்னியோட இன்னொரு கடல மாவு சட்னி மாரி ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்டி இருக்கும்னா? அந்த கடல மாவு அப்பறம் வெங்காயம் அப்பறம் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு செஞ்சிருப்பாங்க. அது அவ்வளவா காரமா இருக்காது. ஆனா, வடையோட
ம். ஆமா. ஆ ஆ. ஆ. ம். ஆ. ம். ஆ. அ. அ ஆனா, சாப்ட அருமையா இருக்கும், <chuckles> ம்.
சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கும். அப்டியே ஒரு சாஸ் மாரி அப்டியே வரும். ஆனா சட்னியோட ஃபீலும் குடுக்கும். அது சில மக்கள் என்ன சொல்லுவாங்க? பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. சில பேர் அத, கடல மாவு போட்டு செய்றதுனால.
அ. அது ஆமா. நானும் கேள்விபட்டுருக்கேன். அ பாம்பே சட்னின்னு சொல்வாங்க. அது வந்து அந்த பஜ்ஜிகளுக்கெல்லாம் சாப்டுவாங்க இல்லல்ல? இல்லையா? அந்த பஜ்ஜி இந்த இதுகெல்லாம். ம்.
அந்த மாரி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. பஜ்ஜிகளுக்கு சாப்டுவோம். இந்த வெங்காயம் பஜ்ஜி அதெல்லாம் போடுவோம். அப்பறம் வாழக்கா பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆமா. அதுக்கு அருமையா இருக்கும். <chuckles>
கண்டிப்பா. சூடா சாப்படறப்போ "இவ்ளோ சூடா இருக்கே!" அப்டி இப்டின்னு சொல்லி என்ன பண்ணுவோம். அ மறக்கடைக்கிறதுக்கு வாயில போடுறதுக்கு "அப்டியா! கொஞ்சம் வாய காட்டு." அப்டின்னு சொல்லிட்டு சூடா இருக்குற பஜ்ஜிய வாயில போட்டு விட்ருவோம். அப்பறம் "சுட்டுருச்சு!" அப்டின்னு சொல்ட்டு தொரத்துவான். அடிக்க தொரத்துவான். அப்பறம் கொஞ்ச நேரத்துல, அந்த கவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அந்த மாரி பள்ளிக் காலகட்டங்கள்ல வந்து, இந்த மாரி திண்பண்டங்கள் வாங்கி சாப்டுவோம். ஆ நம்ம நெறையா பேசுவோம். பேசி மனசோர்வ வந்து கொஞ்சம் வெளிப்பாட வந்து கொஞ்சம் நம்ம க கம்மி பண்றதுக்காக, அத மறக்க வக்கிறதுக்காக நெறையா முயற்சிகள் பண்ணுவோம். நாங்க பள்ளிக் காலகட்டத்துல.
ம். ம். <laughs> அச்சச்சோ. <laughs> ம். <laughs> ம். <laughs> ம். ஆ. ஆ. ம்.